நிச்சயமா, அந்த காலத்தில இப்ப பெண்கள் ப பருவம் அடைந்தா, அவுங்கள வந்து கூட்டு போவாங்க. தாவணி போட்டு அந்த காலத்தில நிகழ்ச்சிக்கிலாம் கூட்டிட்டு போவாங்க. ஏன் தெரியுங்களா?
ம், தெரியலயே!
வீட்ல ஒரு பெண் பருவம் அடைஞ்சுட்டாங்க, என் வீட்டில் ஒரு பெண் பருவம் அடைஞ்சவங்க, திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்பிடிங்கிறமாரி அந்த காலத்தில சொல்றேன். அந்த காலத்தில,
அட, கடவுளே! நிஜமா! இப்பிடிலாம் நடக்குமா?
அந்த காலத்தில பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாளடைவில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லயா! உங்க பாட்டிக்கு, தாத்தாக்கு அவுங்களுக்கெல்லாம் வந்து 12 வயசில, 13 வயசில கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பிடிங்கிற மாரிலாம். அ அது ஆமா, அப்போ அதெல்லாம் நீங்க ஒட்டி பார்த்தீங்கன்னா, பருவம் அடஞ்ச உடனே வந்து அவுங்கள தாவணி எல்லாம் போட்டு அவுங்க அழச்சிட்டு போவாங்க. நிகழ்ச்சிக்கு, அழச்சிட்டு போயிட்டு எ எங்க வீட் அதாவது சொல்லமாட்டாங்க. ஆனா, அதுதான் வந்து உண்மையான சிக்னல் எங்க வீட்ல ஒரு பொண்ணு பருவம் அடஞ்சுட்டாங்க. இவுங்க கல்யாணத்துக்காக காத்திருக்கிறாங்க, அப்பிடிங்கிறமாரி.
ஆ. சரி, சரி. ஆமா, ஆமா. அ, குழந்தைகள் அதிகமா வேற இருக்குன்னு சொல்லுவாங்க, ம். ஓ! <laughs> ஓ! ஆனா, இது வந்து நல்லாவா இருக்கு?
இல்ல, அந்தமாரி அது அந்த காலத்தில அவுங்களோட பாணி. இப்போ வந்து கொஞ்சம், கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம நம்மளோட கலாச்சாரமும் மாறியிருக்கு, பண்பாடு மாறியிருக்கு, கல்வி தரம் மாறியிருக்கு. எல்லாமே மாற, மாற கொஞ்சம், கொஞ்சமா நம்மளும் மாறிட்டு இருக்கோம், இல்லேங்களா! அந்த மாரி தான், இப்ப நீங்க சொன்ன ரியூனியன் இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வரலாம். ரியூனியன்லயும் சரி, நான் இந்தமாரி இருக்கேன், இந்தமாரி எடத்தில இருக்கேன், இப்பிடி இருக்கேன் அப்பிடின்னு நீங்க 4 பேருக்கு சொன்னாதான், அவுங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓ! இந்தமாரி மக்களுக்கே எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து இதையும் உபயோகிச்சுக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அப்பிடின்னு சொல்லி அவுங்களும் உறுதுணையா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதனால மேக்ஸிமம் எவ்வளோக்கு முடியுமோ, நம்ம அந்தமாரி கூட்டங்கள், நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கூட்டங்கள், நமக்கு நல்லது கிடைக்கக்கூடிய கூட்டங்கள், பலன் கொடுக்கக்கூடிய கூட்டங்கல்ல, கண்டிப்பா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும். அப்ப தான் வந்து நமக்கு உண்டான பலன்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம எடுக்கலாம் அப்பிடின்னு சொல்ல வரேன் நானு.
சரி, சரி. ம். மேட்ரிமோனி. கண்டிப்பாங்க, ம். ஆமா, ம். ஆமா, ஆமா.